நிச்சியமா, நிச்சியமாங்க. இது எப்டின்னா வந்து, ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா வந்து, எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், வந்துட்ருக்கோம், சாப்ட்டுட்ருக்கோம். எல்லாரும் வந்து, ஒரு அணியில இருக்குற ஒரு ப 12 பேர் வந்து, சாப்பிடும்போது அவங்கவங்களோட, தோழர்கள், நண்பர்களோட கூடத்துக்கு அப்டியே போவோம் நாங்க. அ ஒண்ணா சாப்பிட மாட்டோம் ஏதோ ஒண்ணு 2 பேர் வந்து ஒண்ணா சாப்ட்டுப்பாங்க. அன்னைக்கு என்னன்னா
ம்ஹம். ம்ஹ்ம். ம்ஹம். ம். அது வந்து உங்க பணி வந்து, குழு க் குழு குழுவாக இணைந்து வேலை பார்க்கிற ஒரு ஒரு ஒரு விதமான பணி. அப்டித்தானே? குழுக்களாக சேர் ஆம். ம், பாணி, ம். சரி, ம்.
சொல்லுங்க. ஆமா, ஆமா. களே கரெக்ட்டா சொன்னீங்க ஆமா. அது ஒரு பன்னெண்டு, பதிமுணு பேர் இருப்பாங்க. 12, 13 பேர் இருப்பாங்க. ஒரு 1 மேலாளரு அப்புறம் மத்தவங்கல்லாம் வந்து, சின்ன சின்ன 1 அணியினர். அந்த மாரி தான் இருப்பாங்க. ஒரு 1 6 அணி இருப்போம். 1 மேலாளர். ஒவ்வொரு அணிக்கும் 2, 2 பேர் இருப்பாங்க அப்டி.
ஆ சரி. ஒரு குழுவுல துணையாளர்கள். ஆமா. சரி. ஓ! சரி. புரிகிறது, புரிகிறது. அ.
இப் இப்ப இந்த மாரி போயிட்ருக்கு. அ அன்னைக்கு என்னென்னா வந்து அவ்வளோவா, அ வேல கிடையாது, ஏன்னா, ஒரு சர்வர் டவுன் ஆயிருச்சு. அ எல்லாம் வந்து அவுங்க உக்காந்து சாப் அவங்க உக்காந்து வேல பாக்குற இடத்துல எந்திச்சு எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாம் பக்கத்தில வர்றாங்க. வந்து, அ "ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? எதாவது நீங்க சொல்லுங்களேன்" அப்டின்னு வந்து, எங்ககிட்ட வந்து மேலாளர் கேட்குறாங்க. நாங்க, "என்னாத்த சொல்றது? இது வந்து, சாப்பிடறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நாங்க வெளிய போய் சாப்ட்டுருப்போமே!" அப்டின்னு சொல்ட்டு 1த்தர் ஆரம்பிக்கிறாரு. அந்த 1த்தர் நான்தான். <laughs>
ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஆ. ஆ. சரி. அஹா, சரி சொல்லுங்க. ம் சிறப்பு அ.
ஆ, அந்த மாரி சொன்னவொன்னே வந்து, என்ன என்ன இப்டி சொல்றீங்கன்னா, அப்புறம் வேற என்ன சொல்றது நானு? அ "ஒரு நல்லா வந்து, நேரத்த வந்து நல்லா செலவழிக்கணும்னா, நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து, நம்ம வெளிய போயி சாப்ட்டு, நல்லா ஜாலியா வந்து நம்ம இருக்கணும். ஒரு 4, 5 வெரைட்டிய சாப்பிடணும்" அப்டின்னு
ம். ம்ஹ்ம். ம், ம். இப்ப நம்பளுக்கு நேரம் கிடைச்சிருக்கிது. "அதுக்கு ஏத்த, உகந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அதை இப்டி நம்ம செலவிட்டுருக்கலாமே!" அப்டின்னு ஒரு ஆலோசனை குடுக்குறீங்க. ஆ சரி. அஹ,
ஆமா. அப்டின்னு. ஆமா, அப்டின்னு எங்களுக்கு ஒரு ஆதங்கமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலாளர்கிட்ட கேக்கிறோம். "நீங்களாவது வந்து கூட்டு போங்க. அப்போதான் எங்களுக்கு இதுவா இருக்கும்" அப்டின் அ மேலாளர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அவுங்க எங்களோட நண்பர் மாரி தான். அப்டி அவுங்க நல்லா பழகுவாங்க. ஆனா, இந்த இந்த பண விஷயம், பட்ஜெட் விஷயம், செலவு பண்ணுறதெல்லாம், ரொம்ப பாத்து, பாத்து பண்ணுவாங்க. பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ஆமா. அதனால வந்து அ நிச்சியமா. நிர்வாகத்திறன் தான் அது. ஒண்ணுமே, அது எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா நிர்வாகத்திறன்.
ம், ம். ம். ம். சரி. அ. ஆமா. அவ <chuckles> அது தான் அதான் நிர்வாக திறன். ம், சொல்லுங்க. <chuckles> ஆம், அதாவது தேவையான எடத்தில குடுக்க வேண்டியத, குடுக்கணும். குடுக்கக்கூடாதது, குடுக்கக்கூடாதுன்றதே பெரிய மேலாண்மை இல்லையா? தத்துவம். ஆமா. ம். ம், ம், ம். சொல்லுங்க.
நிச்சியமா. அப்ப அப்டியே போகுது. ஆ, இந்த விவாதம் வந்து அப்டியே போகுது. சரி, நீங்க வந்து இந்த மாரி சொன்னீங்க இல்லையா? நம்ம பண்ணலாம். ஆனா வந்து, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிருச்சு.
ம். ம். ம்ஹ்ம்.